கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ, அதே மாரி நீங்க சொன்னீங்கல்லையா, உடம்பு சரியில்ல அப்ப, இங்க உங்க சொந்த ஊர்ல, உங்க பெற்றோருக்கு உடம்பு சரியில்ல, அப்படிங்கற பட்சத்தில, அங்கருந்து உங்களால, என்ன பண்ண முடியும்?
அதுதான் வந்து, ஒரு உண்மையிலே, நம்மளால நெறய விஷயங்கள், அந்நேரம் பண்ண முடியாது. நம்ம ஒரு வேலைக்குன்னு சொல்லி வந்துருவோம். நம்மளும் வந்து வேலை சார்ந்து, அங்க இருக்குற மாரி ஒரு நில இருக்கும். பெற்றோருக்கும் வயதாகிட்டே போயிட்டுருக்கும். அந்நேரம் வந்து குடும்பத்தில இருக்கிறவங்க வந்து, அவங்கள நம்மளோட நம்ம பண உதவியா நம்ம பண்ணலாம். ஆனா, ஊர்ல பக்கத்தில இருக்கிறவங்கள வந்து, அவங்களுக்கு உதவணும். ஆ, அதுதான் ஒரு கஷ்டமான விஷயம். அத எல்லாருக்குமே அது சரியா, நிவர்த்தி பண்ண முடியாது, அந்த குறைய.
ம். ம். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. ஆனா, அந்த மாரி பக்கத்து, அக்கபக்க இருக்கிறவங்க ந அ மொபைல் நம்பர்லாம் கூட, வாங்கி வச்சிருப்பீங்களா?